ஆமா. இன்னைக்கு அரசியலுமே வந்து அதை ஒரு மதமா தான் பார்க்கறாங்க. அதனால தான் நம்ம அத ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மையே இல்ல. ஏற்றத்தாழ்வு இல்லங்க. மொழிய பொறுத்தவர ஒரு மொழி ஒரு ஒரு நாள் ஒரு அதே, அதே தான். எனக்கு வந்து பிற மொழிகள் கத்துக்கர்ணும்னு ரொம்ப ஆசைங்க. அதுலயே வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆர்வம். அதனால எனக்கு வந்து சரளமா ஒரு 7 மொழிகள் எனக்கு தெரியும். நான் வந்து ஆமா.
சரி. சரி. அது ஒரு கல்வி தானே, அது ஒரு படிப்பு தானே. ம். சரி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே! ரொம்ப அற்புதம்! ரொம்ப சிறப்புங்க உண்மையிலேயே.
ஆமா, நான் வந்து 7 மொழிகள் அதாவது 5 இந்திய மொழி பேசுவேன். 2 வெளிநாட்டு மொழி பேசுவேன். அந்த 2 வெளிநாட்டு மொழி எதுக்காக நான் பயின்றேன்னா, எனக்கு வந்து இந்த நான் பொறியியல் முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு நாட்ல வந்து படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அதை கிராக். என்ன பண்ணனும்னா இந்த L1, L2, L3 ன்னு ஒரு பரீ தேர்வு இருக்கு. அந்த தேர்வுக்காக நான் வந்து அந்த நாட்டோட மொழிய படிச்சேன். அதாவது, அ 2 நாட்டுக்குமே நான் அப்ளை பண்ணப்போ, 2 நாட்டோட மொழியையும் படிச்சேன். இப்போ அந்த 2 நாட்டு மொழியும் என்னால பேசவோ, புரிதலுக்கோ முடியும். அப்போ 5 மொழிகள் ஆமா, ஆமா. என்னோட என்னோட பெற்றோர்கள் வந்து காலைல இந்த மொழி மாலை இந்த மொழின்னு எனக்கு வந்து தேர்வு தேர்வுக்காக அ ஒரு பள்ளில சேர்த்து விட்டாங்க. அந்த மொழி பள்ளில சேர்த்து விட்டு என்ன படிக்க வச்சாங்க. அப்போ
ம். ம். சரி. சரி. ம். சரி. அங்கே கத்துக்கிட்டீங்களா நீங்க, இதுக்காகவே படிச்சீங்களா? ஆ சரி சரி. எங்க வெளிநாட்டுலயேவா, இங்க உள்ளூர்லயேவா?
இல்ல இல்ல இண்டி இங்கு தான் இந்தியாவிலேயே படிக்க வச்சாங்க. ஆன்லைன் கோ இணையதள கோர்ஸ்ல எடுத்து படிக்க வச்சாங்கங்க. அதில பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே படிக்க வச்சாங்க. அதுல பார்த்தீங்கன்னா இந்திய மொழியில வந்து எனக்கு 5 மொழி என்னால சரளமா பேச முடியும். அது எல்லாமே நான் வந்து தமிழ் பேசுவேன், கன்னடா பேசுவேன், மலையாளம் பேசுவேன், ஹிந்தி பேசுவேன். இது இல்லாம பெங்காலி பேசுவேன். இது 5 மொழி இந்த 5 மொழி. ஆமா. அது வந்து யுனிவர்சல் லாங்குவேஜ். அத நான் கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டேன். ஆனா, ஏன்னா நாம படிச்சது எல்லாமே ஆங்கிலம்ங்கறத்துனால அது ஒரு யுனிவர்சல் மொழி ஆயிடுச்சு. இது இல்லாம நான் வெளிநாட்டில ஐ மீன் வெளியூர் மொழி வந்து பார்த்தீங்கன்னா, அ ஜெர்மன். ஜப்பனீஸ்ஸீம் கத்துக்கிட்டேன். இது 2 மொழியும் என்னால பேச முடியும். இதுக்காகவே என்னுடைய பாஸ்போர்ட்ல வந்து ஒரு சீல் வச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த இரு மொழி தெரிஞ்சதனால அந்த பாஸ்போர்ட்ல நான் இந்திய பாஸ்போர்ட்ட விட அதிகமா நான் பயணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. அந்த மாதிரி ஒரு
அப்படிங்களா! சரி. ஆ ஆன்லைன்லேயேவா? சரி. என்னன்ன மொழி? அ. ம். ம். இதோடு சேர்த்து ஆங்கிலம் வேற. எடுத்துக்கவே மாட்டீங்க. ஆ. சரி. ம். ரொம்ப அருமை. ம். ம். ம். இந்த மொழியெல்லாம் கத்துக்கிட்டதுனால அந்த ஒரு இதுவா? ஆ.
ஆமா. ஜப்பானீஸ் மொழி கத்துக்கிட்டதுனால, ஜப்பானியர் பாஸ்போர்ட்க்கான சீல் எனக்கு வரும். அது வந்துச்சுன்னா, என்னால அதிக நாடுகள் பயணம் பண்ண முடியும். சோ
ம். ஜப்பானியர்ல அந்த சீன மொழி என்ன?

ஆமா, அத சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, தாய் மொழியில நம்ம எப்படி தமிழ் மொழியில 'வணக்கம்' அப்படீன்றோம். அது மாரி தாய் மொழியில 'சுவாதிகா' அப்படீன்னு சொல்லுவாங்க. ஆமா. அது அ இது இதெல்லாம் சின்ன, சின்ன வார்த்தைகள். ஏன்னா 1 5 நாள்ல நம்ம வந்து பெரிய மாஸ்டர் ஆக முடியாது, அந்த மொழியில. ஆனா அங்கு இருக்கறவங்களுக்கு, நம்மள அவங்க வந்து நம்மள மதிச்சு, ஒரு சுற்றுலா பயணிகளா நம்ம பார்க்கிறவங்க கிட்ட, நம்ம அவங்க கிட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வார்த்தைகள், அப்படி பேசும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகத்த வ தரும். நம்மளோட கவ நம்ம அவங்கள அதிகமா கவனிப்பாங்க.
ம். ஆமா. சுவாதிகா. ம். ம். சரி. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. இப்ப நம்ம, நம்ம நாட்டுக்கே, யாராச்சும் ஒரு அயல்நாட்டுக்காரங்க வந்து நம்ம தமிழ்ல பேசும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி தான இருக்கும் அவங்களுக்கும். கண்டிப்பா.
கண்டிப்பாங்க. 100க்கு 100 உண்ம. அப்போ இது எல்லாமே வந்து நா வந்து அந்த மாரி விஷயங்கள இப்படி தான் நா மேற்கொண்டேன். ஆனா என்னாலேயே சமாளிக்க முடியாத ஒண்ணு, Google டிரான்ஸ்லேட்டர்லேயே சமாளிக்க முடியாத ஒண்ணுன்னா, நா வந்து 2022ஆம் ஆண்டு வந்து ஆ மசாய்மரா அதாவது நைஜீரியா பயண் பயணம் பண்ணேன். கென்யா, கென்யா, நைஜீரியா பக்கத்தில கென்யான்னு ஒரு நாடு. அங்க வந்து மசாய்மரான்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த நாட்டுக்கு நா பயணிச்சேன். வா அதாவது அது வந்து ஓப்பன் ஜூன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜங்குள்
ம். சரி. ம். ம். சரி, ம். சரி. சரி. சரி. சரி. இதெல்லாம் நீங்க சுத்தி பார்க்குறதுக்கே போறீங்களா? இந்த மாரி ஒரு ச் சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து இந்த மாரி யோசனைலாம் எப்படிங்க வந்தது? யார பார்த்து இந்த மாரி, 'இந்த வயசுல இந்த மாரி இடத்தயல்லாம் நா சுத்தி பா' ஏன்னா இது யாருமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு படத்துல நா ஒருத்தவர பார்த்துருக்கேங்க. எதோ ஒரு அது என்ன படம்ன்னு தெரியாது. 2 பேரும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு, அ வாழ்க்கையில என்னங்க ச என்ஜாய் பண்றத விட வேற என்னங்க இருக்குன்ட்டு, ஊரை சுத்திப் பார்க்கிறதுக்காக போவாங்க. அ அந்த மாரி நா 1 படம் ஆனா, நீங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்கள நெனைச்சாலே. எப்படி நீங்க இந்த சின்ன வயசுல நீங்க வந்து இந்த மாரி முடிவு பண்ணீங்களா? "இப்படியெல்லாம் சுத்தி மாக் சுத்தி பார்க்கணும் இந்த மாரி இடத்தயல்லாம்." அப்படீன்னு.
ஆமாங்க. நான் வருஷத்துக்கு ஒரு உவே ஆ. ஆ. சரிங்க. கண்டிப்பா. நீங்க கண்டு கண்டிப்பா. ஆம்.